ஆமாங்க. சரியா சொன்னீங்க. அத வந்து பெண்ண வந்து உயர்த்தி வந்து சொல்லுவாங்க. "நம்ம எதுக்குமே வந்து தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது. நம்ம வெளிய வரணும்" அப்பிடின்ற மாதிரி ஒரு அந்த தொடர் வந்து நல்லாருக்கும். ரொம்ப சீரியஸாவும் போகும். அது நெறையாவே நல்ல விஷயங்களும் இருக்கும். அந்த பெண்களுக்கான உள்ள, ஒரு தொடருன்னு தான் சொல்வேன்.
<laughs> கண்டிப்பா கண்டிப்பா. இதுபோக வந்து பாத்தீங்க அப்பிடின்னா வந்துட்டு, ஆ, ஆ, இன்னொரு சீரியல் வந்து இந்த இத வச்சு நடக்கும் பாருங்க. அவன் அவன் வந்துட்டு, அவன் பேரு அபி பிரக்யான்னு சொல்லிட்டு, ஆ ந் கரெக்ட்டா அந்த சீரியல் பேரு ஞாபகம் வர மாட்டுது. ஆனா, அதுவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்! ஆ ரொம்ப நல்லாருக்கும், அவன் தங்கச்சிகூட அம்முன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பாள்ல!
ங்க. ஆமா. நல்லாருக்கும். ஆ அவ்வள அழகா இருப்பாங்க. இப்ப அவ கூட ஹீரோ கதாநாயகியா ஆயிட்டு இருக்கா நல்லா!
ஆமா. ஆமா ஆமாங்க. அந்த சீரியல் ரொம்பவே நல்லாருக்குங்க அது. அவெய்ங்க பா அவெய்ங்க அவய்ங்களுக்குள்ள உள்ள ரொமான்ஸ்லாம் நல்லாருக்கும். அவன் ஈஸியா தூக்கிருவான் அவள. அதுவும் அவ வந்து குச்சி குச்சியாட்டம் இருப்பா! ஆமா ஆமா. அது அவுங்க பாட்டி தாங்க அதில இது ஹைலைட்டே! அந்த சீரியல்ல
ஆ. <laughs> ஆமா. எதார்த்தமா நடந்துக்குவாங்க. <laughs> ஆமா. காமெடி பண்ணும், நல்லா கெழவி.
ஆமா ஆமா.
அ, அவுங்க அம்மாவ பாத்து இருக்கீங்களா? அது அதுக்கு மேல குண்டா இருக்கும். அது கைய எனக்கு ரொம்ப புடிக்குங்க. குட்டியா இருக்கும். அது ஒடம்புக்கு, அது கை வந்து குட்டியா இருக்கும். ஆ, அதேதான், அதேதான். சிரிப்பா இருக்கும்.
ஆமா, ஆமாங்க. அது பொம்மைமாரியே இருக்கும் அது, அது ஆமா. அப்போ ஆமா ஆமா. வேற
அது நல்ல கதையும், ம்.
ஆமா.
அது தங்கச்சியும் அப்புறம் லவ் பண்ணும், சமீர் சமீர்ன்ட்டு, அதுவும் நல்லாருக்கும். அந்த கதையும் நல்லாருக்கும்.